ஆமாங்க, கண்டிப்பா. இப்ப வந்து நம்ப பட்டு புடவை சொன்னேன் இல்லையா, அதுக்கு தகுந்தாப்பில நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆரம், நெக்லஸு, ஜிமிக்கி இந்த மாதிலாம் நம்ம போட்டாகணும். இதே நம்ப ஏற்கனயே சொன்னேல, எ சுடிதார்க்கு அது ஒரு சிங்கிள் செயின் போட்டிருந்தா போதும், உங்களுக்கு. அது சரியா போயிடுச்சு. அந்த மாதிரி இப்ப மாடர்ன் டிரெஸ்ஸு, ஜீன்ஸு, டீ ஷர்ட்டு போடுறோன்னா எதுமே போடத் தேவ கிடையாது. இந்த மாதிரி பாத்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு ஆடைக்கும், அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அணிகலனும் மாறும், அதோட அளவும் மாறும். நீங்க நெனச்சு பாருங்களேன், உங்களுக்கே நகைச்சுவையா இருக்கும். நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும், டீ ஷர்டும் போட்ருக்காங்க, ரொம்ப அழகான டீ ஷர்ட் போட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இலர் பிங்க் நிறத்துல போட்ருக்காங்கன்னே வச்சுக்குவோம், அதுக்கு கீழே வந்து ஒரு கரு நீல ஜீன்ஸ் பேண்ட் போட்ருக்காங்க. நம்ம அப்படியே கண்ணோட்டத்துல அப்டியே நெனச்சு பாருங்க, அவுங்க கழுத்துல, நெனச்சு பாருங்க, அவுங்க கழுத்துல ஆரமும் நெக்லஸும், ஜிமிக்கியும் இருந்தா எப்புடி இருக்கும்?
ஆமாங்க. ஆஹ. கண்டிப்பாங்க. சரிங்க. ஆஹ. ம் புரியுதுங்க. என்னங்க? சரிங்க. ஆஹ சரிங்க. ஆஹா. கண்டிப்பாங்க, நினைச்சிட்டே இருக்கேன். ஆ. <laughs>
என்ன, அப்படிலாம் அதுக்கு தகுந்தாப்பில அணிகலன் நம்ம போட்டா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ம், அந்த உடைக்கே வந்து ஒரு அழகுன்னு சொல்லலாங்க. ஆமாங்க.
அழகு இருக்கும். அந்த உடைக்கும் அணிகலனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாம இந்தமாரிலாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள யாரும் பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நாய்க்குட்டி பாக்காம இருந்தா போதும் அப்படிங்கிற நெலமைல நம்ம தள்ளப்பட்ருவோம். நாய்க்குட்டி நம்பள பின்னாடி தொடராம இருந்தா மிக்க நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்பக்கு ஆளாயிடுவோம்.
<laughs> அ. <laughs> <chuckles> அ. ஆமாங்க. கண்டிப்பாங்க, ஒரு விசித்திர வ பிறவி வந்துருச்சுன்னு நாய் தொரத்தினாலும் தொரத்துங்க. அப்படி இருக்கும்போது அ அணிகலன்கறது ரொம்ப முக்கியங்கறத அழகா ஒரு நகைச்சுவையா சொன்னீங்க. ஆ இத தாண்டி வந்துட்டு அ அ ஒருத்தங்கள்ட்ட அறிமுகம் ஆகும்போது, அ உடை முக்கியம். ஆஹ.
ஆமாங்க அந்த மாதிரி. இது இல்ல. உடல் மொழியும் முக்கியந்தாங்க. உ உடைக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உடல் மொழி முக்கியங்க என்னை கேட்டா. உடல் மொழிய
கண்டிப்பாங்க. அ அது எப்டின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்?
அத வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தவங்கள நம்ம பாக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவுங்க கண்ண பாத்து தான் நம்ம பேசுறோம் அப்டின்னா, நம்ம நேர்பட இருக்குறோம் அப்படிங்கிறத அவுங்களுக்கு நம்ப சொல்லாம சொல்லி புரிய வைக்கிறோம். நான் எந்த காலத்லயும் தப்பு பண்ணல, நான் கரெக்ட்டா தான் இருப்பேன், இருந்தேன் அப்படிங்கிறத நம்மள அவுங்களுடைய கண்ணுக்கு கண்ணு நேர்ல பாத்து பேசும்போது, இந்த மாதிரி நம்ப என்ன பண்ணிக்கலான்னா அவுங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். அதேமாரி இப்போ ஒருத்தவங்கள நம்ப பாக்க போறோம், அவுங்க ஒரு மீட்டிங்க்கு நம்ம போறோம் அப்டின்னா, நம்ம நேரா நின்னு, நம்மளோட கைகள வலுவா வந்து அவுங்க கை கூட இணச்சி குலுக்கும்போது, நம்பளோடய வலிமை அவுங்களுக்கு தெரிய வரும். இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்சொல்லி பாத்தீங்கன்னா, உடல் மொழி
ஆ ஆமாங்க. ஆஹ. சரியா சொன்னீங்க. ஆஹ. கண்டிப்பாங்க. நம்ப ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கிறத, உடல் மொழி மூலியமா சொல்லிக்கலாங்க.
ஆமா.